அதுவ ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்குனீங்களா? இல்ல அதே வச்சுட்டே வாங்குனீங்களா?
அத குடுத்துட்டோம். அத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்களுக்கு குடுக்கமாட்டா அப்பிடிங்கிறமாதிரி ஒரு சில இதெல்லாம் நடந்தது. இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது மனசு திருப்தியா வரணும் இல்லயா! எங்களுக்கு அப்பதான் சந்தோஷமே வந்தது. பரவால்ல. ஏதோ ஒன்னு. நம்ம அதாவது நம்ம பாக் வாங்கும்போது அது உருப்படியா வாங்குனாதான், நம்மளுக்கு மனசு இருக்கும். இத வாங்கிட்டு, கால காலத்துக்கு இத போய் வாங்கிட்டு எங்க அப்பா என்ன திட்டிட்டே இருப்பாரு ஒரு, ஒரு நாளும். இத போய் அவ்ளோ குடுத்து வாங்கனாரு. இப்ப அப்பிடி கேட்கிறதில்ல்ல. ஏன்னா, பெருசா எழுத்து புரியுது அவருக்கு. அது ஒருக் அவரு அவ சந்தோஷம்.
ஓ! பரவால்ல. ம். கண்டிப்பாங்க. சுத்தி இருக்கணும். <chuckles> ஆ. அவுங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா? இந்த ஒரு அ சைஸ்ல இந்த TV ய.
ஆமா. ஆமா. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். பரவால்ல. இத்தன ஒரு 10 வருஷம் ஆமா. ஒரு 10 வருஷமா.
நல்லவேளைங்க, நீங்க மாத்துனீங்க அந்த நேரத்தல மாத்திட்டு வந்தீங்கல்ல. அது ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஏன்னா புடிச்சது. வாங்குறதும் நம்ம புடிச்சு போய் வாங்குனா தான் நம்மளுக்கும் நல்லதே!
ஆமா. ஆமா. அப்பிடிங்கம்போது இந்த இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் தானே முக்கியமா இருக்கு. பணத்த விட. பணம் போனா போதுன்னு நான் விட்டுட்டேன். இன்னக்கி எப்பிடியும் பணம் செலவு தான் ஆகப்போது. அது எப்பிடி ஆன என்ன? நம்ம சந்தோஷத்துக்கு ஆகிட்டு போகுதுன்னு, அந்த இடம் விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்த பிறகு எங்க அப்பாக்கு ஒரே சந்தோஷம். முதல் நாள்ல போட்ட உடனே. பரவால்ல பத்தியா, இதெல்லாம் வருதா! அப்பிடிங்கிறமாரி என்ன கேட்டாரு. 32 இன்ச்ல அதெல்லாம் கிடையாது.
ஆமாங்க. <chuckles> ம். அ ஓ! அந்த ஸ்பெசிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஆ.
ஒரு Youtube வசதியோ! எதுவுமே கிடையாது. ஆமா. எங்க அப்பாவுக்கு எப்பலாம் எது, எது தோணுதோ! அப்பல்லாம் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கலான்னு. 40 இன்ஞ்லனா அப்பிடிங்கும்போது சந்தோஷம் இங்க எனக்கு பணம் போனா போது. சந்தோஷமா இருக்காங்களா? அப்பிடிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது.
பரவால்லங்க. அ <chuckles> இவுங்களோ இவுங்களோட ஆ அதாங்க ஒரு பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா, அம்மா அவ்ளோ சந்தோஷம் பார்க்கிறதே வந்து அபூர்வமா இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்துல. அதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
ஆமா. எங்க அப்பா அத ஆன் பண்ணதுமே எங்க அப்பாவோட ஒரு சிரிப்பு. அதிலேயே தெரிஞ்சு போச்சு. பரவால்ல சந்தோஷமாயிட்டாரு அப்பிடின்னு. இதே சின்னதுல நான் போட்டருந்தா கண்டிப்பா என்ன ஒரு மொர மொரச்சிருப்பாரு. இதுல என்ன ஒன்னுமே தெரியல அப்பிடின்ருப்பாரு. என்ன நிச்சயமா. அப்பிடிங்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு பணம் வந்து பெருசா தெர்ல. சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஒரு இதா இருந்தது.
கண்டிப்பாங்க. <chuckles>
இது எல்லாமே நம்ம பணம் செலவு பண்றது முழுக்க எல்லாமே எதுக்குன்னா, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான். அப்பிடிங்கும்போது நம்மளுடைய சந்தோஷம் தான் அங்க முக்கியம் இருக்கு இல்லயா!
ஆமா.